கண்டிப்பா. இப்போ, அ, நீங்க சொன்ன மாதிரி, அ, எல்லாரோட பெற்றோருமே ஒரு குழந்தை பெறுறதுக்கு முன்னாடியும் சரி, அந்த அவங்களோட எதிர்பார்ப்புன்றது ரொம்பவும் அதிகமா இருக்கும். என் பையன் பொறக்கிறவன் பையனோ, பொண்ணோ. அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். <chuckles> அது வந்து நம்மளால பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு <laughs> ஆ, <laughs> ஆமா, கண்டிப்பா.
ம். ம்ஹ்ம். அது சரி. ஆமாமா! சரியா சொன்னீங்க. தொடக்கத்திலே ஒரு எதிர்பார்ப்பு தானா? பையனா, பொண்ணா அப்படின்ட்டு. ஆனா அதை, வெளிய தெரிஞ்சிக்க முடியாது. சொல்லக்கூடாது. சட்டம் அது நமக்கு இடம் தரல. இருந்தாலும் பயங்கர எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆ, செரி, செரி.
கண்டிப்பா. அம்மாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்பாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பும். அங்கேயே 2 பேரோட கருத்து முரண்பாடு ஆரம்பிச்சிருதுன்னு வச்சிகோங்க. <chuckles> அப்படி இருக்கும்போது, ஆ, "ஆ என் பையன் பைலட்டா வரணும், என் பையன் டாக்டரா வரணும், என் பையன் போலீஸா வரணும்ன்னு" 1008 கனவு பொறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுருது நம்ம மேல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு இதுதான் ஆகணும்னு இல்ல. ஆனா, அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறதுனால, ஆ, அவருக்கு வந்து என்ன ஆனாலும் போலீஸ் துறையில வந்தறவே கூடாது. அப்படி <laughs> ஆமா. அதே மாதிரி வர்றதா இருந்தாலும் நல்ல உயர் பதவியில ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ்
நிச்சயமா, நிச்சயமா. ஆ. ம். ம். கண்டிப்பா. அது சரி. ம்ஹ்ம். ஆஹ. எங்க வரக்கூடாதுன்னு முடிவுபண்ணிட்டாரா ஃபர்ஸ்ட்டு? சரி, சரி இல்ல ஒரு போலீஸ் துறையில உங்க அப்பா வந்து, ஒரு பெரிய உயர் அதிகாரியா இருந்தாருன்னா, அதை வரணும்னு நினைப்பாரே! மிடில் அதிகாரியா இருக்காரா? என்ன அதிகாரியா இருக்காரு?
ம். ஆமா, கண்டிப்பா. அவரு ரொம்பவும் அடிப்படையிலிருந்து, ஆ, ரொம்பவும் கீழ் ந இடத்துல அதாவது ஒரு சாதாரண போலீஸ்க்கும் கம்மியா, ஆ, கான்ஸ்டபிள்க்கும் கம்மியா போலீஸ்ன்ற ஒரே ஒரு சாதாரண ஒரு இதிலிருந்துதான் ஆரம்பிச்சாரு. அவரு ஆரம்பிச்ச காலத்தில அது கான்ஸ்டபிள்ங்கிறது ஒரு நல்ல ஒரு இதுதான். அப்படி இருக்கு ஆமா. அதுக்கும் ம். ஆமா. அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ அவருக்கு அந்த கீழ் இதிலிருந்து வந்ததுனால அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மு முப் முப்பது, நாப்பது வருஷம் ஆயிருக்கு ஒரு நல்ல ஒரு பதவிக்கு வ வர்றதுக்கு. அதனா
அம். கான்ஸ்டபிள் அந்த அந்த மாரி. சரி, சரி. ஓ! அதுக்கும் கீழ ஒரு இந்த இரண்டாம் நிலை காவலர் அப்படி இருக்குமா? ம். ம். ம். இப்ப கடைசியா என்ன பெரிய பதவியில இருந்து வெ ஓய்வுல போயிட்டு ம், ஆ.
அவரு வந்து, அப்போ வந்து உதவி ஆய்வாளரா இருந்தாரு. சப் இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆ, ஆமா. கரெக்ட்.
ஓ! சிறப்பு உதவி ஆய்வாளர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கீழ இருந்து புரமோட் ஆகிவரவங்கள. ஆ. அந்த பதவிக்கு வந்து ஓய்வு பெற்றுட்டாரா? இன்னும் பதவியில தான் இருக்காரா?
ம் ஆமா. அந்த மாதிரி. இல்ல அவரு ப பணியில இருக்கும்போதே அவரு தவறிட்டாரு. அ, ஆமா. அவருக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த உயிர்ன்றதைத் தாண்டி, அந்த பணி புரியணும் நாட்டுக்கு சேவை செய்யணும், இந்த மாதிரிதான் இருந்தாரு அவருக்கு. அதனால அவர் ஒரு ம்.
ஆ, ஆம். மன்னிக்கவும், மன்னிக்கவும். ம். நல்லது. அருமை, அருமை! கேட்பதற்கே நல்ல ஒரு சிறப்பான தகவலா இருக்கு. நாட்டு பற்று, நாட்டுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பணியில இருக்கும்போது இறந்தார் அப்படின்னொன்னே எனக்கு இன்னொண்ணு கேட்கணும்னு தோணுது. ஏதாவது பணி, வேலை செய்துகிட்டு இருக்கப்பயே, ஏதாவது எதிர்பாராத வகையில, ஏதாவது இது ஒரு சு சம்பவம் ஏதாவது நடந்துருச்சா? இல்ல இயல்பா உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்தாரா?
கண்டிப்பா. ம், ஆமா. ம். வீட்ல.